ஆ, இப்ப ப வேலைன்னு பாத்தோம்ன்னா, பெரும்பாலும் உள்ளூரிலேயே கிடைக்கிற, கிடைக்குதா! அப்டீன்னு தான் நம்ம பாப்போம். அ, இருந்தாலும் என்னாகும் அப்டீன்னா எல்லா நேரங்கள்லயுமே உள்ளூர்ல கிடைக்கிற சம்பளம் பத்தாது. இல்ல, வந்து நம்ப எதிர்பாக்குற வேலை உள்ளூர்ல கிடைக்காது. அதனால ஒரு புது நகரத்துக்கு போற மாரியான சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. அப்பிடி ஏற்படும்போது, அங்க வந்து நம்ப வாழ்க்கை வந்து கொஞ்சமா மாறும். அதுக்கு தகுந்தமாரி நம்ம திட்டமிட்டுக்கணுன்னு சொல்லுவாங்க. எந்த மாரி திட்டம் நீங்க அத அ எடுத்தீங்க? நீங்க புது நகரத்துக்கு போகும்போது?
கண்டிப்பாங்க. இந்தமாரி வந்து எனக்கு வந்து என்னோட வாழ்க்கையில நடந்துச்சு. என்னோட கல்லூரி முடிச்சதுக்கு அப்பறமே வந்து எனக்கு வந்து, அ மாநகரத்தில வந்து எனக்கு வேலை வந்து கிடைச்சிச்சு. அப்படி பா ஆ எ அது சென்னையிலங்க.
ஓஹோ! எங்கேங்க? சரிங்க.
ஆ, அங்க வந்து அ, அந்த ஊரு எனக்கு புதுசு. நான் போனதும் கிடையாது. அதான் முதல் த முதல் அனுபவம் வேற எனக்கு. ம், அப்ப வந்து நான் தனியா தான் போனேன். இல்ல, முதல்ல வந்து எங்க அம்மாகூட தான் போனேன். ஆனா, என்னோட தோழி வந்து அதுக்கு முன்னாடியே வந்து அங்க வந்து போயிட்டா.
ஆஹா! ஆஹா! சரிங்க. ஓஹோ! அருமைங்க. அப்ப வந்து அங்க உங்களுக்கு உதவி செய்றதுக்கு ஒரு ஆள் ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க. ஆ.
எனக்கு முன்னாடி. ஆமாங்க. ஏன்னா நம்ம அந்த ஊர பத்தி ஒன்னும் தெரியாது. அந்த பொண்ணு வந்து வ வேற ஒரு க நிறுவனத்துலருந்து வேலை பாத்துட்ருந்தாங்க. அப்ப நான் அந்த பொண்ணுகிட்ட வந்து, "இந்தமாரி இந்த எனக்கு ஒரு விடுதி வந்து பாத்து வச்சு, உ உன்னோட விடுதியிலேயே இருந் இருந்துச்சுன்னா அறை இருந்துச்சுனா, எனக்கும் வந்து இது பண்ணி வச்சுரு", அப்டீன்னு நானும் சொன்னேன், அந்த பொண்ண நம்பி. சரி. அ நானும் வந்து அத நம்பிட்டு சரின்னு போனேங்க. போய் பாத்தா வந்து அறையே இல்ல. அறையெல்லாம் ஃபுல்லாயிடுச்சு போல இருக்கு. ம். ஃபுல்லா.
ஓஹோ! ஆ. சரி, சரிங்க. அடடா! உங்களுக்கு சொல்லலேங்களா? முதல் நாள் ஃபோன் பண்ணி இந்தமாரி நான் தேடினேன் கிடைக்கல. அப்டீன்னு.
ஆ. நான் தே நான் தேடவே இல்ல. அந்த பொண்ணு அந்த ஊர்ல இருக்கே சரி. நம்ம அது ப கூடவே ஒரு தெரிஞ்ச பொண்ணு கூட இருந்தா நம்மளுக்கு வந்து ஒரு என்னாது? ஒரு ஈஸியா இருக்கும்ல. அப்படின்னு சொல்லி, நீ உன்னோட விடுதியிலேயே பாரு, எனக்கு எவ்ளோ தூரமா இருந்தாலும் எனக்கு என்னோட அலுவலகத்துலருந்து எவ்ளோ தூரமா இருந்தாலும் வந்து நான் பாத்துக்கறேன், எனக்கு பிரச்சன இல்லன்ற மாரி, நான் அப்படி பெ நினைச்சி சொன்னேன்.
ஆமா. ஆமாங்க. அஹ. அருமைங்க. புரியுதுங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்க தோழிட்ட சொல்லிட்டீங்க. அ முதல் நாள் நீங்க சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி அ உங்க விடுதியில அறை இருக்குதா? இல்லையான்னு கேட்டீங்களான்னு கேட்டேன்?
அ. ம். ஓ! அதுவா, அது வந்து ஆனா இருக்குன்னு தாங்க சொன்னாங்க. அதனால தான் நான் காசு த் காச மொதகொண்டு நான் கொடுத்து அனுப்பிச் கொடுத்துட்டேன் அந்த பொண்ணுக்கு இந்த இதிலேயே.
ஆ. ஓஹோ! சரி, சரிங்க. ஆஹ அட்வான்ஸ்ல்லாம் கொடுத்துட்டீங்க.
ஆமாமா. ஆன்லைன்லயே குடுத்தேன் அந்த பொண்ண நம்பி. கடைசில போய் பாக்குறேங்க, அது வந்து அறை நல்ல அறையில வந்து ஒரு பொண்ணோட பகிர்ந்து தங்கியிருக்கு. எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து, ஒரு வராண்டா மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த வராண்டால அந்த கார்ட்போர்ட வச்சு மறைச்சா எப்படி இருக்கும்?
ஆஹ. சரி, சரிங்க. ஆஹ! ஆ. ஆமா.
அந்த மாரி வச்சு, மேல ஓப்பன்ங்க, அதான் அறையாம்.
எப்படிங்க அந்த இடத்துல இருக்க முடியும்?
அதுதான் நானும் கேட்டேன். இது என்ன அறைன்னு எங்க அம்மாவும் நானும் சத்தம் போட்டு, இது இதுக்கு தான் நீ சொன்னியான்னு அந்த பொண்ணயும் திட்டுனோம். அந்த-அந்த விடுதி உரி உரிமையாளரையும் வந்து கேட்டோம் அந்த மாரி, "இல்லைங்க, நீங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கிக்கோங்க, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து, அந்த ஒரு பொண்ண வந்து காலி பண்ணிறுவா, நீங்க உடனே அங்க மாத்திக்கலாம்" அப்படின்ற மாரி சொன்னாங்க.
ஆ. சரி, சரிங்க. ஆ. ஓஹோ, சரி, சரிங்க. அதாவது, அ நீங்க வரகுள்ள அந்த பொண்ணு வந்து காலி பண்ணிரும்ணு நெனச்சிருக்கிறாங்க. முடியல அப்படிங்கும் போது, உங்களுக்கு இப்ப தற்காலிகமா வந்து இருக்கறதுக்கு பண்ணிட்டு, நாளைக்கு வந்து மாத்திக்கிலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க அதுக்கு?
ஆ. கண்டிப்பாங்க, அதேதான். அதே மாதிரி, ஆ சேரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா காசெல்லா குடுத்துருவே, திருப்பி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வேற. சரி, ஆ அம்மாகிட்டேயும், "சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்கம்மா, நா வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு" நா வந்து, அன்னைக்கு காலையில வந்து, ஆ எல்லா ரெப்ரெஸ்லா ஆகிட்டு, நா இதுக்கு போயிட்டேன். அதாவது, நிறுவனத்துக்கு போயிட்டேன். அங்க போய் ஜாயின் பண்ட்டேன். அங்க வந்து வேலை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல வேலையா இருந்துச்சு. அலுவலும் ஆமாங்க, அலுவலகம் வந்து நல்லா பெருசா இருந்துச்சு, எனக்கே அப்படியே பிரம்மாண்டமாயிடுச்சு அப்பாடியே நா
ஆமா, ஆமாங்க. அடடா! புரியுதுங்க. ஆஹா. ஆ, சரிங்க. அருமைங்க. அஹ்ம், பிரமாண்டமா வந்து ஒரு நல்ல மனசுக்கு நிறைவா இருந்துச்சுங்களா?
கண்டிப்பாங்க, நம்பளா இதுலெல்லாம் வருவோமா அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் இருந்துச்சு.இப்ப எல்லா எல்லா ஒவ்வொரு ப்ளோரும் வந்து பார்க்க அழகழகாக கண்ணாடி கிளாஸோடு இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு. ம், ஆனா அந்த ஐடி கார்டு அப்ப தரல, அந்த ஐடி கார்டை போட்டா தானே நம்மளுக்கு இன்னு வந்து, ஒரு அந்த வாழ்க்கையே முழுமை அடைஞ்ச மாதிரி இருக்கும்.
ஆஹா. <laughs> சேரிங்க. அ, புரியுது. ஆ. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க ம், அ அதனால வந்துட்டு, அந்த அன்னைக்கு ஐடி கார்ட் தள்ளினாலும், நீங்க தான் வேலைக்கு தேர்வு செஞ்சுட்டாங்க உங்கள.
ம். அப்புறமேட்டு. ஆமா. அ நா அந்த இதில என்ன என்னது கல்லூரியிலே வந்து நா வந்து இது பண்ணிட்டேன். அதாவது செலக்ட் ஆயிட்டேன்.
ஓ! அருமைங்க.
ஆ, அப்புறம் டைரக்ட்டா அந்த இதுதா. ஆ ஜாயினிங் மட்டும்தான் அப்படி முடிஞ்சிருச்சுங்க. அன்றைய நாள் வந்து அந்த ட்ரெய்னிங் தா, அப்ப வந்து அந்த இதுல வேலைக்கு போயிட்டுருந்தேன்.
சேரி, சேரிங்க. அஹ.
அ அதுக்கப்புறம் திருப்பி இந்த இதுக்கு வர்றேங்க, விடுதிக்கு. அந்த மாரி கேட்டு, இந்த மாரி, இது பண்ண சொன்னீங்ளே, ரெடி ஆயிடுச்சான்னு. இல்லம்மா நாளைக்கு தான் அவங்க வந்து ரெடி இத அது காலி பண்றேன், அப்டின்னு சொன்னோனே சேரி நான் அன்னைக்கி ஒரு நாள் நைட்டு தங்குறேன் என்னால சுத்தமா முடியலைங்க. அந்த அறையிலயுமே இந்த 2 இது இருக்கும் பார்த்தீங்களா? 'பெட்டு' அடுக்கு மாதிரி. அதுல தான். அதுல கீழ ஒரு பொண்ணு ஆல்ரெடி படுத்துருக்கு. நான் மேல மேல மேல போய் நான் படுக்றேன், மேல தான் ஓப்பன் ஆச்சு. அ
அச்சச்சோ! அ. ஆமாங்க. அ. அச்சச்சோ! அதனால எல்லாமே தெரியுங்களே! ஏன்னா வந்து கபோர்ட் அப்டிங்கும் போது, பாவங்க நீங்க! அ ஆனா உங்களுக்கு தோனலைங்களா? அந்த பொண்ணுட்ட, "ஏம்மா நீ இங்கே படுத்திருக்க? அப்ப உனக்கும் இதே மாரி தான் சொல்லிட்டு இருக்காங்களா?" அப்டின்னு நீங்க கேக்லைங்களா?
அதேதான். கண்டிப்பாங்க அதுல நைட்டு, இரவு அ கேட்டேங்க, அந்த இதெல்லாம் கேட்டேன் இந்த பொண்ணுட்ட. என்னி எனக்கு இந்த இதே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லுது.
அஹ. அச்சச்சோ! பாவங்க. ஆனா வந்துட்டு அ அந்த பொண்ணு அப்ப வந்து அ அதுக்கு வந்து பணம் கட்டிட்டு இருக்கு. அந்த கபோர்ட் கபோர்ட் வச்சுருக்கறக்கு.
இதுக்கு மேல பேச ஒண்ணும் இல்லன்ட்டு நான் அதுகிட்ட பேச வுட்டுட்டேங்க. ம், ஆமா. ஆமாங்க, அதுக்கே நான் அப்ப இது நடந்தே ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்குங்க! 10 வருஷம் இல்ல. ஒரு 7,8 வருஷம் இருக்கும். அதுக்கே வந்து அப்பயே வந்து ரூ.6000 ரூவா கொடுத்தேங்க அதுக்கு.
ஓஹோ! அ. அ அச்சோ! அந்த ரூ.6000 ரூபா குடுத்து அந்த கபோர்ட்க்குமே சாப்பாட்டுக்கும் குடுத்துரனும். அ. ரொம்ப கஷ்டங்க! அ. அப்புறம் என்ன ஆச்சுங்க?
<laughs> ஆமா, சாப்பாடுக்கும். ம் அது கதைய மொத கேளுங்க. அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா? அது இரவு ஃபுல்லா அந்த பெண்கள் விடுதினாலே நான் இந்த அ விடிய விடிய ஃபோன்லாம் பேசுவாங்கல்ல, அ அதே அந்த ஹால்லேயே பேசி, பேசி நான் எட்டி பார்க்குறேன், மேலருந்து எட்டி பார்க்குறேன், எல்லாம் நடந்து, நடந்து பேசுதுங்க, தூக்கமே வரலங்க எனக்கு.
அ. ஆமாங்க. <laughs> எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அ
அப்டிதான் இருந்துச்சு எனக்கும். தெரில எனக்கு கடுப்பா தான் இருந்துச்சுங்க. சிரிப்பு கூட வரல. ம். என்னடா இது? <chuckles> ஆமாமா அதேதான். என்னடா இது? இப்படின்ட்டு தூங்கவே இல்ல அன்னைக்கு இரவு ஃபுல்லா. அப்புறம் அடுத்த நாளே போய் அந்த, அந்த வார்டன்ட்ட போய் திருப்பியும் கேட்டேன். "என்னால முடியல எனக்கு வேற அது அறை வந்து அரேஞ்ச் பண்ணி குடுங்க" அப்டின்னு சொல்லி கேட்டேன். "இல்லம்மா அவங்க மதியம் தான் காலி பண்றாங்க" அப்டின்னு சொன்னாங்க. அந்த நாளும் போச்சு. அப்புறமேட்டு நானும் வந்து நான் இதுக்கு போய்ட்டேங்க. அந்த இது அலுவலகத்துக்கு கெளம்பி போய்ட்டேன். ம். ஆமா இனிமே
<laughs> அதான் அதாங்க, அ இப்ப நெனச்சா சிரிப்பு, சிரிப்பா இருக்கு. அ. பாவங்க. அ. சரிங்க. அடடா! சரிங்க. அப்புறம் அவுங்க வேலைக்கு போய் தான ஆகனும். நீங்க கெளம்பி போய்ட்டீங்க! அ எப்டி உங்களோட பொருட்கள்லாம் வச்சிட்டு போனீங்க? ஏன்னா உங்களுக்கு அங்க நம்பிக்கையே இருக்காதே வக்கிறதுக்கு, எப்டி வச்சிட்டு போனீங்க?
அதுதான் என்னோட தோழியோட அறை இருக்குல்ல, அங்க வச்சுட்டு போயிட்டேன்.
சேரி, சேரிங்க. அவங்கள்ட்ட சண்டை போட்டீங்களே, அதுக்கு அப்புறம் சமாதானம் ஆயிட்டீங்களா?
அ. ஐய்யய அதுட்ட நான் பேசவே இல்லங்க அப்ப. அதுக்கப்புறம் வேற வழியில்ல. இந்த இந்த "இனி மத்த உதவி தான் நீ மோசமா செஞ்சுட்ட. இந்த உதவியாது எனக்கு பண்ணுன்னு" சொல்ட்டு அறையில போய் இத இத மட்டும் வச்சுட்டு வந்துட்டேன். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இதுவும் அறையும் மாத்தி கொடுத்துச்சு. அந்த விடுதி சாயந்தரம் போல, அதுவும் ஓரளவு தான் ரொம்பவும் இல்லங்க. அந்த ரூம்லயே ஒரு 4 பேர் தங்கியிருந்த மாரி, அதே மாரி அடுக்கு அடுக்குல படுத்துருக்க மாதிரி. பெட்டு.
ஆஹ. சரி, சரிங்க. ஓஹோ! வருவீங்க. அதான் அதாங்க. அ, பெட் வந்து அடுக்கடுக்கா ரெண்டு ரெண்டா இருந்திருக்கும். அ அதில படுத்துக்கணும். அ ஆனா இங்கே கீழ இருக்கறது கூட காத்தோட்டமா இருந்திருக்கும். அங்கே கொஞ்சம் உங்களுக்கு அடஞ்ச மாதிரி இருந்திருக்கும் தானேங்க?
ஆமாமா. அதேதான். ஆமாங்க. அதே தான் இருக்கும். அது ஸ்மெல்லா வேற இருந்துட்டு, அதுவும் இந்த சென்னை மாநகர தண்ணியலாம் பார்த்தீங்கன்னா, அப்டியே கருகருன்னு வருங்க குளிக்கிற தண்ணியே. ம் ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம தண்ணியுமே குடிக்கிற தண்ணின்னா, நம்ப ஊர்லலாம் எப்படி ஃப்ரியா நம்மளுக்கு வந்து புடிச்சு குடிப்போம். அங்கலாம் காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த டே அந்த கேன் தண்ணி இருக்கு பாருங்க.
அச்சச்சோ! அச்சோ! அஹ. ஆமா, ஆமாங்க. ஆ.
அந்த கேன் தண்ணி கூட காசு கொடுத்து வாங்குறோம். ஆனா அதோட அத அத பார்த்தீங்கனாலே நம்மள குடிக்கவே <laughs> தோணாது. உள்ளயே ஆமா பாசம் புடிச்சு போய், கருப்பு கருப்பா <laughs> ரொம்ப மோசமா இருந்துச்சு. எனக்கு தாங்கவே முடியல. "இந்த மாசம் எப்படியாவது ஓட்டிட்டு வேற ஏதாவது பார்த்துருவோம்" அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு எண்ணத்தில இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் பல நாள் போயிட்டே இருந்துச்சுங்க. நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து சாப்பாடுலாம் கட்டிட்டு போயிட்டு, ஒரு நாள் 12:00 மணி அளவில நான் அல அலுவலகத்தில இருக்கேன். அந்த விடுதியோட வார்டன் வந்து ஃபோன் பண்ணி "இந்த மாதிரி இன்னைக்கு சாப்பிட்றாதீங்கம்மா" அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்றாங்க. என்னாது "என்னம்மா என்னாச்சு ஏன்? அப்டின்னு கேட்டேன். "இல்ல இது வந்து ஒரு இதாகிடுச்சு ஃபுட் பாய்சன் ஒரு பொண்ணுக்கு ஆயிடுச்சு. அதனால நீங்க சாப்ட்றாதீங்க" அப்படின்ற மாதிரி மேலோட்டமா சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் வந்து சாப்பிடல வச்சுட்டு, நான் வந்து இந்த கேப்டீரியால வாங்கி சாப்பிட்டேன்.
அந்த கேன பார்த்தா குடிக்கவே தோணாது. அதுதாங்க புரியுது. அச்சோ! ம். அதாங்க. சரிங்க. ம். ஓஹோ! அச்சோ! அஹ. சரிங்க.
விடுதிக்கு போய் பார்த்தா என்ன ஆச்சு என்னன்னு கேட்டதுக்கு, சாப்பாடு வடிச்ச தண்ணி வந்து சாக்கடை தண்ணியிலையாம். <laughs> அது தொறந்து நான் வேற பார்த்தேங்க அப்போதான். ஏனா அவங்களே மூடி மூடி வச்சுருவாங்க. கருகருன்னு இருக்குங்க அந்த சாப்பாடு கலரே. வெள்ளையா இருக் <chuckles>
ஆ. ஐய! <laughs> ஐய! அதாங்க. அ, எப்டிங்க கருப்பா? சாப்பாடு வெள்ளையா தானே இருக்கும். இப்டி அந்த சாக்கட தண்ணீல வடிச்சா கருப்பா இருக்குமே அப்போ உங்களுக்கு அது தெரியலைங்களா பார்த்தா?
ஆ. அது நான் எங்க நான் ஓப்பனே பண்ணலையே, அவங்க நம்ம டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டோம்னா அவங்க கட்டி வச்சுருவாங்க. அப்டிதான். ஆ அந்த மாரி நம்மளுக்கு பார்த்தாலே தெரி <chuckles> அதுதான் ஏனா, "அந்த ஊர்ல ஏதோ அந்த தண்ணிய வந்து மறுசுழற்சி பண்ணி, பண்ணி பயன்படுத்துவாங்களாமா." அதான் சொன்னேல, அந்த பாத்ரூம்லேயே வந்து அந்த கருப்பா வந்துச்சு தண்ணிண்ணுட்டு. இதுங்க அதையே புடிச்சு வந்து இந்த மாரி வச்சுருக்குங்காங்களோ என்னமோ? "அப்போதைக்கு காலையில அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியலையாம். அந்த போக, போக வந்து, இந்த கலர் வந்து மாறி இந்த கலர்ல ஆயிருச்சாம்." ஐயயோ! ம். அதுலருந்து நான் முடிவு பண்ணேங்க. ஐய்யயோ! காசு போனாலும் பரவால இந்த இது விடுதியே நமக்கு வேணாட்டு ம். பக்கத்துல நல்ல ஒரு விடுதி இருந்துச்சுங்க. அதில வந்து அ நல்லா சூப்பரா இருந்துச்சு. நான் உடனே மாறிட்டேன் பொட்டி பொடிக்கைலாம் எடுத்துட்டு அங்க தங்குனது 3 நாள் தான்.
ஓஹோ! அல்ல அவங்களுக்கே மனசாட்சி இல்லையா? சாப்பாடு கருப்பா எடுத்து போடுறோமே அப்டின்னு? அ ஐய, ஆஹ. ஆ. ஆஹ. அச்சச்சோ! ஆமாங்க. சரிங்க. ஆஹா. அதான் அதான்ங்க. அப்போ வந்துட்டு, அந்த விடுதியில தான் அந்த பிரச்சனை இருந்துருக்குது. எல்லா விடுதிலயும் அப்டி கிடையாது.
ம். ஆமா. ஆஹ! இல்ல இல்ல அந்த இந்த விடுதி வந்து எல்லாமே இந்த வடமாநிலத்திலருந்து எல்லாருமே இங்கருந்து தங்கிருக்காங்க. அது சுத்தம் பத்தமா இருக்குன்னு அதெல்லாம் நல்லாருந்துச்சுங்க. அறையும் வந்து கம்மிதான் இதவுட கம்பேர் பண்றப்ப. இங்க வந்து நான் ரூ. 6000 ரூவா குடுத்தேன். இங்க வந்து ரூ. 4500 ரூவா தான் குடுத்தேன்.
ஆஹ. அதாங்க. சரிங்க. ஓஹோ! நாலாயிரத்தி ஐநூறு ரூவாய்க்கே உங்களுக்கு வந்து, நல்ல ஒரு அ வசதியான, சுத்தமான எடம் கெடைச்சிருக்குது. அ பாவங்க நீங்க உங்க தோழிய நம்பி போனது தப்பா போச்சுங்க.
ம். இத்தனைக்கு ஆ ஆமா. ஆமாங்க, தனி தனி பெட்டு. ம். ஆமாங்க! நான் சொன்னேன் "இதுக்கப்புறம் இங்க இருக்காத, வேணாம் நீ வந்துரு" அப்புடின்னேன். அது அந்த இத உட்டே வரவே மாட்டே மனசே வரல அப்டி என்னாதான் இருந்துச்சுன்னு தெரியல.
அ. என்ன பண்ணி வச்சாங்கன்னு தெரியல. ஒரு வேளை அந்த ரூ. 6000 ரூவாயே இருக்காதுங்க கம்மியா தான் இருந்திருக்கும்!
ஏங்க நான் குடுத்தேனேங்க!
நீ உங்கள்ட்ட தாங்க வாங்கிக்கிட்டாங்க. ஆ ஆமா.
ஓ! கமிஷன் சொல்றீங்களா? ம் இருக்கலாமோ என்ன அது என்ன கருமமோ தெரியல. ஆனா வந்து அ ம், சொல்லுங்க.
ஆமாங்க ஏன்னா அ ரூ. 4500 ரூவாய்க்கே ஒரு எடத்துல நல்ல வசதியானது இருக்குங்கும்போது எல்லாரும் அங்க போயிருவாங்க அப்படிங்கிறனால, கண்டிப்பா இங்க கம்மியா தாங்க இருந்திருக்கும், நீங்க சொன்ன வசதிகளயெல்லாம் பாக்கும்போது.
<laughs> அதுதான் நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லைங்க. அந்து அந்த மாரி கெளம்புனா போதும், அங்க சாப்டவே இல்ல. அந்த மொதல் நாள் சாப்ட்டே எனக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயி, எ வயித்து கடுப்பா போச்சுங்க, தாங்கவே முடியல. அப்பயே நான் சுதாரிச்சிருக்கணுமோ என்னமோ. <laughs>
அதாங்க. அச்சோ! இதுங்க பாவங்க நீங்க என்ன நினச்சுட்டீங்க? எல்லா "சென்னையிலக்கிற எல்லா எடமும் அப்புடித்தான் இருக்கும். எங்க போனாலும் இப்பிடி தான் இருக்கும்" அப்டி நெனச்சுட்டீங்க.
ஆ, ஆமாங்க, சரியா சொன்னீங்க. அதே மாதிரி தான். ஆனா இந்த விடுதிக்கு போனோனே ம்.
அதாங்க. ஆ இப்போ இதுவர நீங்க வந்து வேலை செய்ற எடத்துல வந்து, தண்ணீகள் சுத்தமா தான் வந்திருக்கும். அப்பலாம் நீங்க யோசிச்சு பாக்கலையா?
ஆ அங்கெல்லாம் அதுதாங்க அதை நான் யோசிக்கல. சரி இங்க ஏன்னா நான் இருந்த ஏரியா வந்து கொஞ்சம் கச்ச கச்ச கச்சன்னு இருந்துச்சு. அது நல்லாதான் ஒரு பெரிய இந்த மயிலாப் அ மயிலாப்பூர்ன்னு சொல்லுவாங்கல்ல அங்க தான் இருந்தேன். நல்ல உ எடம் தான். ஆனா அந்த விடுதி மட்டுந்தான் ஒரு மாதிரி மார்க்கமா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல.
அடடா. ஆஹ. ஓஹோ. செரி, செரிங்க. <laughs> ஒரு என்ன எ அ நல்ல அனுபவம்ன்னு சொல்ல முடியாது. ஒரு பாடம் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம்ன்னு சொல்லலாங்க.
ம். கண்டிப்பாங்க. பயங்கரமான ஒரு பாடம் குடுத்தது தான் எனக்கு. அதிலருந்து இந்த சாப்பாடு அந்த அந்த விடுதிய அந்தப் சாப்பாடு வந்து நான் ரொம்பவே கவனிக்க ஆரம்பிச்ட்டேங்க. இந்த விடுதில எனக்கு வந்து நல்லாவே போச்சு. அப்புறமேல் என்னோட அலுவலகமும் நல்லாவே செட் ஆயிருச்சு. அது நான் இப்ப நல்ல ஒரு இதா இருந்துச்சு. என்ன நம்ப வீட்டு சாப்பாட வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம். அதுதான் ம் ஆமாங்க.
ஆமாங்க. அதாங்க. ஆஹா. அதாங்க மிஸ் பண்ணுவோம். அ இதை தவிர்த்து வந்துட்டு அந்த அ புது விடி விடுதில கெடச்ச அ தோழிகள்லாம் எப்டி இருந்தாங்க? அவங்களும் நல்லா இருந்தாங்களா?
ஆ நான் என்னோட அறைல உள்ள தோழியே வந்து இருந்தாங்க. பத்தாததுக்கு என்னோட அலுவலகத்துல ஒரு பொண்ணு வந்தாங்க. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவே ஒரு இத எடுத்து தங்கிட்டோம். தனியாவே ஃபர்ஸ்ட்டு மு நான் வேற ஒரு பொண்ணோடருந்தேன். அப்புறம் என் என்னோட தோழியும், அலுவலகத் தோழியும் வந்தோன நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இருந்தோன்ன, அப்ப எங்களுக்கு ஈஸியா இருக்கும்ல. எந்த பொருளா இருந்தாலும், நம்ம நம்பியும் உட்டுட்டு போலாம் அந்த மாதிரினொன்னே அ அப்படி ஒரு இதாயிடுச்சு. நல்லபடியா தான் போச்சு. அங்க ஒரு 2 வருஷம் இந்த மாதி வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் திருமணம், இந்த மாரி ஆனதுக்கப்புறம் இந்த ஊரா பக்கமே வந்துட்டேன். <chuckles>
ஆஹா. ஆமா ஆமாங்க. அதே. ஆஹா. செரி சரிங்க புரியுதுங்க. அழகா சொன்னீங்க. அதாவது, புது நகரத்துக்கு போகும்போது எல்லா திட்டமும் நீங்க போட்டுட்டே போனாலும், அது எந்த அளவுக்கு சொதப்பிச்சு. அ அதுக்கப்புறம் நீங்க அதிலருந்து எப்படி தப்பித்து வந்தீங்க? அப்டின்னு சொன்னீங்க. ஆனா கொஞ்சம் வந்து அ கஷ்டமான ஒரு சூழ்நிலையத் தான் தாண்டி வந்திருக்கிறீங்க. இருந்தாலும் பரவால்ல அதுக்கப்புறம் ஒரு நல்ல இடத்த கண்டுபிடிச்சு நல்லா வந்து வாழ்க்கைய கொண்டு போனீங்க, அப்படிங்கும்போது மனசுக்கு நிம்மதியா தாங்க இருக்கு. உங்கள்ட்ட பேசினதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க.
ம், ம். நன்றிங்க.
நன்றிங்க.